சிறப்பு, சிறப்பு. அதான் உண் உண்மை. இத நானுமே வந்து உணர்ந்துருக்கேன். நாம்ப வந்து குழந்தைங்களா இருக்கும்போது, அம்மா அப்பாவோட கஷ்டம், அவங்க சொல்றது என்னன்னே புரியாது. நம்பளுடைய குழந்தைங்கள வளர்க்கும்போது தான் வந்து, அன்னைக்கு எதுக்காக இப்படி சொன்னாங்க? நம்ப ஏன் இப்ப அதையே திரும்பி சொல்றோம்ன்னு யோசிக்கும்பொழுது தான் தோணும், இல்லையா?
ஏன்னா அவுங்க ம். ஆமாங்க. கண்டிப்பா! ஆமாங்க. நிச்சயமாங்க. இல்ல, அப்பல்லாம் நம்ம படிக்கா படிக்கல அப்படீன்னும் போது திட்டுவாங்க, இல்ல அடிப்பாங்க. இல்ல பக்கத்திலே உட்கார வச்சு, அந்த சந்திரமுகி ஃபேஸல்லாம் வச்சு நம்மள பயமுறுத்துவாங்க. நம்ப சோ, நம்ப வந்து படிப்போம். ஆனா இப்போ வந்து நம்ப அப்ப நெனைச்சிருப்பேன், சரி ஓகே. அப்ப நம்பளுக்கெல்லாம் கொ கொழந்த பொறந்தா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ப ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா சொல்லி நெனைப்போம். ஆனா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள விட நம்ப இன்னும் மோசமா இருக்கோங்க.
கண்டிப்பா. <laughs> ஸ் சிறப்பு. ஆமா. <laughs> சிறப்பு, சிறப்பு. உண்மதான், உண்மதான். நான் இல்லன்னு வந்து சொல்லல. இப்போ
இல்ல, நிஜமா. ஏன்னா, ந என்னைக்குமா? ஆனா அப்போ புரிஞ்சுது. ம்.
உங்க அண்ணா, தங்கை அந்த மாரி யாருன்னா உடன் பிறந்தோர்களோட, உங்க பெற்றோர்கள் ஏதாவது ஒரு கம்பேர் பண்ணி சொல்லும்போது, உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கா உங்க மேல?
ம். இதுவரைக்கும் அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்படல. இ சின்ன வயசுலுமே சரி, அதுனால எனக்கு அத பத்தி சரியா தெர்லங்க.
சரி. ஆ! சிறப்பு. அதாவது ஒரு சில வீடுகள்ல இது நடக்கும் இல்லையா? "அக்காவ பாரு நல்லா படிக்கிறாங்க. நீ ஏன் இப்படி பண்ணுற? அக்கா பாரு ஒழுக்கமா இருக்காங்க." அப்படில்லாம் நடக்கும். சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தப்பா <laughs>
ஆ அப்ப நீங்க சந்தேகம் வரும்ன்னா நெனைக்கிறீங்க, சண்ட தாங்க வரும். நீ மட்டும் ஏன்டா படிக்கிறன்ட்டு ஒரு சண் சண்டை தாங்க வரும். உன்னால தான்டா என்ன திட்டுறாங்கன்ட்டு தோணுங்க.
<laughs>

சிறப்பு! இப்போ நீங்க சொன்னீங்க இல்லயா! இப்போ படிப்ப வந்து நீங்களே வந்து உங்க அம்மா, அப்பா சொன்னதே எடுத்தீங்கன்னு. அது உங்களுக்கு சரியா போச்சா? அவுங்க சொன்ன வழிமுறை? இல்ல, அதுல ஏதாவது, "நம்பளால இத வந்து கண்டிப்பா பண்ண முடியும்." அப்பிடீன்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ள படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், கல்லூரி சேர்ந்ததுக்கப்புறம் வர ஆரம்பிச்சுதா? இல்ல, கடினமா இருந்ததா அந்த பாதை?
அ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து 4 வருஷம் அந்த பட்டப்படிப்பு.
சரி.
மொதல் 2 வருஷம் வந்து எனக்கு சரியா போல. ஏன்னா, எனக்கு வந்து கணினித் துறையில எனக்கு வந்து ஆர்வம் அதிகம்.
ஆ. சரி.
என்ன வந்து இயன இயந்திர துறையில வந்து சேர்த்துட்டாங்க. அதனால முதல் 2 வருஷம் வந்து, நான் வந்து ஒழுங்காவே படிக்கல ஃபெயில்லாம் ஆயிருக்கேன்.
சரி, சரி. ஆ. அப்போ உங்களுக்குள்ள வந்து ஒரு தன்னம்பிக்கை இழந்திருப்பீங்க இல்லயா! இதுக்கப்பறம் நம்மளால படிச்சு பாஸ் பண்ண முடியுமா! முடியாதான்னு.
அந்த, அப்ப வந்து நிச்சயமாங்க. நீங்க சொன்னது 100 க்கு 100 உண்மதான். அப்ப எனக்கே வந்து வாழ்க்கை மேல வந்து ஒரு பயம் வந்துருச்சு. சரி அடுத்தது என்னடா பண்ண போறோம்ன்ற ஒரு கேள்விக்குறியும் வந்து வந்துருச்சு. அது கூட ப பிரச்சனை இல்வங்க. பே ஃபேரண்ட்ஸு கூட நம்பளுக்கு புடிக்கலயா? "சரி, நம்ம டிராப் அவுட் ஆயிட்டு நின்னுட்டு வேற இதுல கூட சேர்ந்துக்கலாம்." அப்பிடீன்னு கூட நெனைக்கலாம். நம்ம ஃபேரன்ட்ஸ் ஒத்துக்குனாலும், ஆனா, இத சுத்தி இருக்க சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க. "அவன் இப்பிடி பண்ணிட்டானா? இவன் இப்பிடி பண்ணிட்டானா?" அப்பிடீன்னு சொல்லி சொல்லியே <laughs> நிச்சயமாங்க. இதுதான் சொல்லுவாங்க.
ஆ. சரி. ஆ. ஆ. <laughs> நான் அப்பயே சொன்னேன்ல. <laughs> அ, அவுங்கள எல்லாம் வந்து நீங்க எப்பிடி சமாளிச்சீங்க?
அவ்ளோ அட்வைஸ் பண்ணோம். இல்ல, அதான் அந்த வந்து சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா தெரியும் எனக்கு, இப்பிடி தான் நடக்க போகுதுன்னு சொல்லீட்டு. ஆனா, வீட்ல வந்து நான் இது சொல்லவே கிடையாது. "எனக்கு புடிக்கல" அப்பிடீன்னு சொல்லிட்டு. அதேமாரி, நான் வந்து ஃபெயில் ஆனதையும் நான் வீட்ல சொல்லல.
ஆ. சரி.